ஏன் நான் Instagram பயன்படுத்துறது கிடையாது. நான் முகநூல் பக்கங்கள் பயன்படுத்துறேன். அதுபோல மெயினா Youtube மட்டும்தான். Youtube ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, "சரி சும்மா ஒரு 10 நிமிஷம் மட்டும் பார்ப்போம்" அப்பிடின்னு சொல்லிட்டு அப்பிடியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2:00 மணி நேரம் ஆயிரும். "அய்யயோ! அதுக்கு இவ்ளோ வேலை வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேனே" அப்பிடின்னு சொல்லிட்டு இன்னும் நான் இத மறந்து போயிட்டு பா
ஆ. ஆனா, நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்கிதுங்க. அதாவது இத இத வந்து செ செயல்பாட்டுக்கு கொண்டுவராங்க. இத கிரியேட் பண்றவுங்க வந்துவிட்டு, அவுங்க எவ்ளோ பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட்ன்னு எங்களுக்கு தெரில. அவுங்களோட வேலையே என்ன? அவுங்களோட செயலிய வந்து எல்லாரையும் வந்து பயன்படுத்த வைக்கணும். எல்லாரையும் அடிக்ட் ஆக வைக்கணுங்கிறதுதான் <sighs> அதுக்கு தகுந்தமாரி அவுங்க அத பண்ணிதான் வச்சிருக்காங்க.
ஆமா. ஆமா.